அ அது தாங்க சொல்றேன். சோ, இதெல்லாம் பாராட்டி அவங்க குடும்பத்துக்கோ, அவங்க குடும்பத்த சார்ந்தவர்களுக்கோ, அவங்க ஏதாவது ஊத்த ஊக்க உதவி மாரி செய்யலாம். ஆனா, நீங்க பார்த்தீங்கனா, ஒரு ஒரு ஆன்லைன் செயலியில ஒருத்தவங்க பேமஸ் ஆகுறாங்க. பல பிரபலம் ஆகுறாங்கள்ன்னும் போது அவங்களுக்கு கூப்பிட்டு விருது குடுத்து, அது கௌரவிக்கிறதை விட இந்த மாரி விஷயங்களை வெளி கொண்டு வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தினா, இன்னும் நல்லா இருக்கும். மத்தவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வா இருக்கும். சோ, அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் அரசாங்கம் முன் எடுத்தோ முன்வைக்கனும்ன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பா அந்த மாரி முன் வைச்சுதான் ஆகணும். இது வந்து பார்த்தீங்கனா, அட் லீஸ்ட் ஒரு டிவி சேனல்கள் நியூஸ் சேனல்கள்ளையாவது இந்த மாரி ஒரு விஷயம் வந்திருக்கனும். அப்டியும் வர்ல அப்டின்ற பட்சத்தில, நம்ம உபயோகிக்கிற சோசியல் மீடியாவான Facebookகா இருக்கட்டும், Instagramமா இருக்கட்டும். இது மூலமாவது அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்ச்சிருக்கலாம். அந்த கூட அந்த அரசாங்கம் செய்ய முன்வரல. அந்த அளவுக்கு ஒரு எ எனக்கென்னனு அந்த அரசாங்கம் இருக்கு. அதே அந்த 1000 குழந்தை இறந்திருந்தால் அந்த நியூஸ் வந்து எவ்ளோ பெரிய மீடியாவா மாறி இருக்கும்? உலகமே திரும்பி பார்க்கிற விஷயமா மாறி இருக்கும்.
ம். கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. இப்ப கண்டிப்பா, கண்டிப்பா. ஒண்ணும் இல்ல இப்ப ஒரு சில நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கனா, நடிகர் விஜய் நடத்திய அந்த மாநாட்டில பார்த்தீங்கனா ஒரு 30 பேர் இறந்துட்டாங்கனு சொல்லிட்டு, அதை 1 மாசத்துக்கு மேல அது தொடர்ந்து போ போட்டுட்டு மக்களுக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. சோ, அந்த மாரி விஷயங்களைக் காட்டும்போது, ஏன் இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் மறைக்கிறாங்க அரசாங்கம்? அப்டிங்கறது தான் எனக்கு எனக்கு ஒரு ஆதங்கம்.

ஒரு சமுதாயத்துக்கு சிறிய உதவிகள் எப்டி பெரிய மாற்றம் தரும்னு நினைக்கிறீங்க?
ஒரு சமுதாயம்னு பார்த்தீங்கனா, நிறைய மக்கள் கூடி இருக்கிற ஒரு இடம் தான் ஒரு சமுதாயம்னு நம்ம அந்த காலத்தில சொல்லி இருக்காங்க. சிறிய உதவிகள் அப்டின்னு பார்த்தீங்கனா, அது பணமாகவும் இருக்கலாம், உடல் உழைப்பா கூட இருக்கலாம். இந்த உடல் உழைப்பினால நம்ம பண்ற உதவிகள் கூட மத்தவங்களுக்கு அது நம்ம சமுதாயத்துக்கே அது ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். அது எப்டின்னு பார்த்தீங்கனா, அப்டினா இப்போ ஒரு கோயில் கட்றாங்க அப்டினா அதுக்காக நம்மளால முடுஞ்ச ஒரு தொகைய நன்கொடையா குடுக்கலாம். அப்போ, நம்ம ஒரு 100 ரூபாய் குடுக்க குடுக்க இந்த மாரி ஒரு 100 பேர் குடுத்தாங்கனா அந்த கோயிலுக்கு அதை எழுப்புறதுக்கு கண்டிப்பா ஒரு வசதியா இருக்கும். ஊர்ல குளம் குளம், நீர் நிலைகள்லாம் தூர் வாருறாங்க அப்டினா, அந்த இடத்தில நம்ம பணமா குடுக்காம நம்ம உடல் உழைப்பால கொஞ்சமா பண்ணும். அரசாங்கம் தான் பண்ணும்னு எதிர்பார்க்காம நம்ம உடல் உழைப்பால கொஞ்சமா நம்ம பண்ணா கூட ஒரு 1000 பேர் சேர்ந்து ஒரு ஏரியை நிமிஷமா தூர் வாரி எடுத்துடலாம். ஒரு அரசாங்கம் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்காம நம்மளே ஒரு மக்கள் கூடி ஒரு அந்த ஏரியா அந்த ம தே பகுதியில இருக்கிற ஒரு ஏரியவோ, ஒரு குளத்தையோ தூர் வாரிட்டாங்க அப்டின்னா நம்மளால அது முடுஞ்ச ஒரு சிறிய உதவி தான் அது. அந்த சிறு உதவியே அந்த குளத்தை சீரமைப்பதற்கு சரியா இருக்கும் நமக்கு.
கண்டிப்பா. ம்ஹ்ம். நல்லது. கண்டிப்பா. ம்ஹ்ம். கண்டிப்பா. சோ, இந்த நீங்க சிறு உதவின்னு சொல்றீங்கள்ல, இது வந்து நீங்க தனியாளா பண்றது தான் அ சிறந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு கூட்டா செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
கண்டிப்பா அது ஒரு கூட்டா சேர்ந்து செய்றதுதான் அ நல்ல சிறப்பா இருக்கும். "சிறுதுளி பெருவெள்ளம்" அப்டின்னு சொல்ற மாரி அந்த கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பண்ற உதவியே மக்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பா த நான் ஒரு 100 ரூபாய் குடுக்க அந்த மாரி ஒரு 1000 பேர் ஒரு 100- 100 ரூபாய்யா குடுக்க, அந்த கண்டிப்பா அந்த கோயில் எழுப்புறங்கறது வந்து கொஞ்சம் சுலபமா ஆயிடும். ஒருத்தரே வந்து 1000 ரூபா குடுக்கணும். கவ் நம்ம அரசாங்கமே 1000 ரூவா குடுக்கனும், 10,000 ரூவா குடுக்கணும்னு எதிர்பார்க்காம, ஒரு ஒரு தனி நபரும் இந்த மாரி 100, 100 ரூபாய்யா குடுக்கம் போது கண்டிப்பா அந்த கோயிலுக்கும் பெரும் உதவியா இருக்கும். இந்த மாரி தூர் வார்ற கோயில் இது எல்லாமே நல்லபடியா முடியும்.
ம்ஹ்ம்.

நல்லது, நல்லதுங்க. சரியா சொன்னீங்க. இத தவிர்த்து, சோ உடை உடல் உழைப்பு இல்லாம, சோ பணமா இல்லாம ஒரு இளைஞருக்கோ, இல்ல நீங்க சொன்ன மாரி குழந்தைங்களுக்கோ, அந்த சமுதாயத்துக்குறிய அக்கறையைக் கொண்டு வரது எப்படின்னு இல்ல எதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் வழிகள் இருக்கா?
கண்டிப்பா பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு கொழந்தைங்களுக்கு நம்ம கல்வியை இலவசமா குடுக்குறோன்னு அரசாங்கம் சொல்றாங்க. அவுங்க அங்க போனாங்கன்னா, ஒரு சிலரால படிக்க முடியும். ஒரு சிலரால படிக்க முடியல. அப்படிப்பட்ட கொழந்தைங்களுக்கு படிச்ச இளைஞர்கள் பாத்தீங்கன்னா, டியூஷன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா எடுக்கலாம். ரொ ரொம்ப நேரம் எடுக்க முடியலன்னா கூட, 1 நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரமோ, 3/4 மணி நேரமோ எடுக்கறதன் மூலமா, கல்வி அவுங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சுலபமா வரும், அந்த கொழந்தைங்களுக்கு. கணக்கு புரியாத கொழந்தைங்க அந்த கணக்க கத்துக்குவாங்க. இந்த அண்ணன் "ஒரு அண்ணா ஒரு சொல்லிக் குடுக்குறாங்க, இந்த அக்கா சொல்லிக் குடுக்குறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவுங்ககிட்ட ஒரு பாசமா போயி இவுங்களும் கத்துக்குவாங்க.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். இது சாத்தியம்ன்னு நெனைக்கிறீங்களா? இப்ப இருக்க சமுதாயத்துல?
கண்டிப்பா சாத்தியந்தான். ஏன்னா பாத்தீங்கன்னா, அ கல்லூரி படிச்சுட்ருக்கவங்க நெறைய பேரு வந்து, பகுதி நேர வேலை எல்லாம் செய்ய தான் செய்றாங்க. அவுங்க 10 கொழந்தைங்க கிட்ட பைசா வாங்குறவங்க, 1 கொழந்தைக்கு இலவசமா சொல்லிக் குடுக்கலாம். அந்த நேரம் அவுங்களுக்கு வீணாக போறது கிடையாது. அவுங்க 10 கொழந்தைங்களுக்கும் சேர்த்து தான் சொல்லிக் குடுக்கப் போறாங்க. கூட இந்த 1 கொழந்தைக்கு அவுங்க சொல்லிக் குடுக்கலாம்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். கண்டிப்பா. சோ இந்த மாரி ஒரு சில மாற்றங்கள் பண்ணா, நம்ம சமுதாயத்துக்கு பெரிய மாற்றம் வரும்ன்னு சொல்றீங்க.
கண்டிப்பா.

எனக்கு வந்து எதனாலன்னு தோணுதுன்னா, ஓகே, காவலர் வந்தா நம்ப, காவல் நிலையத்துக்கும் அலையணும், அப்பிடின்னுமாரி யோசிக்கிறாங்க. சோ, இதப் பத்தி உங்களோட கருத்து என்ன?
அதுக்கு அதுக்கு கண்டிப்பான காரணம் நம்ம அரசாங்கம் மட்டும் தான். அவங்க தான் அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். அதாவது ஒரு அடிபட்டு ஒரு மனுஷன் கெடக்காரு அப்பிடிங்கிற பட்சத்துல, அவுங்களுக்கு வந்து நம்ம வந்து உதவி தான் செய்யணுமே தவிர, இப்ப இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அத மொபைல் மூலமா வீடியோ எடுத்துட்டு, அவுங்க பாட்டுக்கு திரும்பி பார்க்காம போறாங்க. உன்னால முடிஞ்சது ஒரு சின் சின்ன உதவி அப்பிடின்னு பார்த்தீங்கன்னா, 108க்கு போன் பண்ணி, அவசர உதவி ஆ ஆம்புலன்ஸ வரவச்சு, அந்த மனுஷன அதில ஏத்தி அனுப்பிச்சா கூட போதும். அவரு குடும்பமும், அவரும் கண்டிப்பா அந்த ம ஏத்தி விட்டவருக்கு நன்றி கடனோட தான் இருப்பாங்க. இத நம்ம அரசாங்கம் கண்டிப்பா முயற்சி கொண்டு வரணும். யார் அது அந்த முன்ன முன்னெடுத்து பண்றாங்களோ! அவுங்கள அரசாங்கம் தொல்ல குடுக்காம இருக்கணும். காவலர்கள் வந்து அவுங்க பின்னாடி வந்து கேள்வி கேட்கிறது, ஏதோ ஒருத்தரு அடிபட்டு கெடக்காருன்னு ஒரு மனிதாபிமானத்தில பண்ற ஒரு சின்ன உதவி தான், அவுங்க குடும்பத்தையே காப்பாத்தும் அது.
ம். ம்ஹ்ம். ஆமாங்க. இதுதான் நடக்குது. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ரொம்ப அழகா சொன்னீங்க. சோ, அதுக்கான முயற்சிகள் என்ன பண்ணலான்ட்டு உங்களுக்கு எதாச்சும் ஒரு தோணியிருக்கங்களா?
கண்டிப்பா நம்ம அரசாங்கம் தான் அதுக்கு முன்னெடுத்து எதா ஒரு வழி காட்டணும். எப்பிடின்னு பார்த்தீங்க அப்பிடின்னா, அந்த அரசாங்கத்தில இருந்து நம்ம ஒரு இது ஆக்ட் மாரி கொண்டு வரணும். இந்தமாரி உதவி செய்றவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் அரசாங்கத்தால வராது. இ இந்தமாரி பாதிப்பு போலீஸ்காரங்களால எந்த ஒரு பாதிப்பும் வராது. அப்பிடின்னு அவுங்க ஒரு இது கொடுத்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா எல்லா மக்களுமே அடிப்பட்ட மக்களுக்கு உதவிதான் செய்வாங்க.
ஆ, ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம், ம். கண்டிப்பா. இது வந்து நம்ப ஒருத்தர் சொல்றதுனால இந்த மாற்றம் கண்டிப்பா நடக்காது. சோ மக்கள் எல்லாமே அந்த கோரிக்கை வைக்கணுன் வைக்கணுனா நம்ம என்ன செய்யணும்? என்ன பண்ணலாம்?